ஆ. அப்ப நான் சொல்றேன். அ சரி 15 நாள் குடுங்க, அப்டின்னு கேக்கறேன். ஆ, இரவு ஆ, ஆ.
அச்சச்சோ! அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ம். <laughs> ஆமா, கரெக்ட் தானே. 15 நாள் குடுக்கலாம்ல. ம். ம்.
ஆ, அதனால 15 நாள் குடுங்க அப்டின்னு நான் கேக்கறேன். அ இல்ல, இல்ல இது வந்து பீக் டைமு நாங்க வந்து அந்த 15 நாள் கூட நாங்க சொல்ற மாதத்தில தான் நீங்க அந்த 15 நாள் லீவ் எடுக்கணும். ஆ இப்ப எடுக்கக்கூடாது அ அப்டின்னு சொல்லிட்டாரு. ம்.
ஆ. அது எப்டி நமக்கு வந்து விடுப்பு நமக்கு குறிப்பிட்ட காலங்கள் நமக்கு தேவன்றதுனால தான் நம்ம அந்த டைம்ல கேக்கறோம். அ.
<laughs> ஆ. அதாங்க. நான் இவங்களுக்கு வந்து எப்ப வேலை இல்லையோ, அப்ப குடுப்பாங்களாம் 15 நாள் லீவ். நாம அப்ப எடுத்துக்கணுமாம். <laughs> ஆ
<laughs> அதுக்கு எதுக்கு எங்களுக்கு அந்த லீவ் இவங்க குடுக்குற டைம்ல எங்களுக்கு. அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? ம்.
அதேதாங்க. ஆ. ஆ. அப்புறம் நான் வந்துட்டு ஹச்.ஆர்.க்கு மெயில் போடுறேன். அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அ 20 இ இப்போ வந்துட்டு நான் 15 நாள் கே கேட்கவே இல்ல 20 நாள் லீவ் வேணும். ஆ எனக்கு வந்துட்டு அந்த 20 நாளுக்கான சம்பளம் குடுக்காட்டியும் பரவால்ல.
ம். ம்.
ஆ இந்த மாரி நான் ட்ரெயின் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு இந்த செமினாருக்கு நான் போயே ஆகணும். அ அப்டின்னு சொல்லி நான் செலக்ட் ஆன லிஸ்ட் என்னோட ஆம் அ போட்ட ஸ்லிப் அந்த ரிசிப்ட் எல்லாத்தையும் வந்துட்டு அட்டாச் பண்ணி ஹெச்.ஆர்.க்கு மெயில் போடுறேன் அடுத்த நாளே அவரு ஓகே சொல்லிட்டாருங்க.
ம். இது நம்ம நேரா அவர்ட்டயே கேட்டுருந்திருக்கலாம் போலயே. ம்.
ஆ அதேதாங்க இவர்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் இவர் குதி, குதின்னு குதிக்கிறாரு. இல்ல, இல்ல அ உங்களுக்கெல்லாம் சம்பளம் வராது அதனால தான் நான் வந்து சொன்னேன். அ நான் சொல்ற டைம்ல நீங்க லீவ் போட்டீங்கன்னா 15 நாளுக்கு உங்களுக்கு சம்பளம் வந்திருக்கும்ல. இப்ப பாருங்க உங்களுக்கு சம்பளம் வராது. நான் எங்கே சம்பளமா கேட்டேன். <laughs> ஆ. ஆ
ஆ எங்களுக்கு லீவு கேட்ருந்தோம். நீங்க அதுக்கு இப்டியாவது சொல்லியிருக்கலாம். இந்த மாரி இருக்கும் அப்டின்னா உங்களுக்கு சரியானாவது கேட்டுருக்கலாம். குடுக்க முடியாது பீக் டைம் சொல்லிட்டாங்க அப்டிங்கும்போது நம்ம என்ன? ம்.
ஆ. அப்டி கேட்டிருக்காங்கல்ல. ஆ குடுக்க முடியாதுன்ட்டு. <chuckles> இப்போ வந்து ஹெச்.ஆர். சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்டின்னா இப்டி அவரு இவரு பண்ணது சரியாமா அத வந்து சரின்னு சொல்றக்காக, அ "உங்களுக்கு சம்பளம் வராதுங்கிறக்காக தான் நான் வந்து தர முடியாதுன்னு சொன்னேன். உங்களுக்கு தரக்கூடாதுன்னு எனக்கு எண்ணம் கிடையாது." <chuckles> அப்டிங்கிறாரு.
<chuckles> ம். நல்லா உருட்டி இருக்காரு.
ஆமாங்க. <laughs> நல்லா உருட்டுங்க நீங்க அப்டின்ட்டு அ நான் உங்களுக்காக பேசி நீங்க கூட வந்துட்டு மெயில்ல ப 20 நாளுக்கு சம்பளம் வேண்டாம்ன்னு சொன்னீங்கில்ல. அ நான் உங்களுக்காக பேசி 10 நாள் சம்பளம் கூட வாங்கி தந்திருக்கேன் பார்த்தீங்களா அப்டிங்கிறாரு. <laughs>
ம். ம். ஒஹ் அப்டியா வ உண்மையாவேமா <chuckles> அதுவும். அ <chuckles> அ.
ஆ. <laughs> அப்போ அப்புறம் சொல்றாரு நீங்க வேண்ணா ஒரு பத் 15 நாள் நீங்க 20 நாள் கேட்டு இருக்கிறீங்கில்ல. அ ஒரு 10 நாள் மட்டும் லீவ் போட்டுக்கோங்க. ஒரு 10 நாள் நீங்க அங்க இருந்தே எங்களுக்கு வந்து வீட்ல இருந்து வேலை செஞ்சு தர முடியுமாங்குறார்ங்க மறுபடியுமே. <laughs> ஆ, அதே தான் வராரு. அ.
திரும்பி சுத்தி அதே இதுல வராரு. 10 நாள் 15 நாள் இப்ப 10 நாள். ம்.
அ நான் இப்ப வந்து 10 நாள் வந்து லீவ் போட்டுக்கறதாமா, ப மீதி 10 நாள் வந்துட்டு வொர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஆ ஏற்கனவே வொர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அ அங்கேயும் போனா நீங்க வீட்ல தானே இருப்பீங்க. அங்க எங்க இருக்கீங்களோ அங்கிருந்து எங்களுக்கு பண்ணிக்கலாம்ல அப்டின்னு கேட்டாரு.
அ.

<laughs> நமக்கு வயித்த வலின்றத வந்து ஒரு நாள் முன்னாடி நமக்கு எப்பிடி தெரியும்? வயிறு வலின்னு, அ.
<laughs> ஆ, அதே தாங்க. எனக்குன்னு வந்துட்டு ரொம்ப வந்து ஆச்சரியமாயிடுச்சு. எப்பிடிங்க ஒரு நாளைக்கி முன்னாடி நான் சொல்றது அப்பிடின்னு சொல்லிட்டு, ஆ என்ன பண்ணேன் ஒரு மெயில் போட்றேன். ஆ "எனக்கு இன்னக்கி வயிறு வலிக்கிது. நான் இன்னக்கி வேல செஞ்சிர்றேன். ஆனா எனக்கு நாளைக்கி லீவ் வேணுன்னு." மறுபடியும் மெயில் போட்றேன். <laughs>
ம். <laughs> ஓ! நீங்க அந்த மாதிரி ஒன்னு மெயில் போட்டு விட்டீங்க அவருக்கு. அ
ஆ ஆமாங்க. அப்ப கேட்கிறாரு, மறுபடியும் வருது மெயிலு. எப்பிடிங்க நாளைக்கி வயிறு வலின்னு உங்களுக்கு இன்னக்கே எப்பிடி தெரியுன்னு கேட்கிறாரு. <laughs> ஆ, <laughs> ஆ. அதே தாங்க. ம்.
<laughs> இதத்தான நாங்க அன்னக்கே கேட்டோம். வயிறு வலின்னு நீங்க சொன்னீங்கள்ல அந்தமாரி பதில் அ அவருக்கே அந்த மாதிரி கேட்டதுக்கு நீங்க இப்பிடி பதில் எப்பிடி சொன்னீங்க நீங்க?
ஆ நான் என்ன சொன்னேன் அப்பிடின்னா, "எனக்கு வந்து இன்னக்கும் வயிறு வலிக்குது. ஆனா கஷ்டப்பட்டு செய்றேன். ஆனா நாளைக்கி நான் கஷ்டப்பட்டு செய்ய மாட்டேன். என்னால உட்கார முடியாது. நான் நாளைக்கி எனக்கு வலிக்கும். நாளானக்கு எனக்கு வலிக்கும். ஆ ப ஏன்னா எனக்கு 1 நாள் மட்டும் போதும். 2 நாள் வேண்டாம்." <laughs> அப்பிடின்னு நான் சொன்னேன்.
<laughs> <laughs> அ ஆமா, அ அதுக்கு அந்த அவரு என்ன சொன்னாரு?
அ அப்ப "ஆ சரி எடுத்துக்கோங்க." அப்பிடின்னுட்டாரு. <laughs> ஆனா ரொம்ப அவருக்கு அது ரொம்ப இதா இருந்துச்சு. ஏன்னா, நான் வந்து கூட லிங்க் பண்ணிருந்தேன். அதாவது சிசி பண்ணிருந்தேன் ஹெச் ஆர் எல்லாத்தையும் தான் போட்டு இருந்தேன்.
<laughs>
அந்த மெயில அ அவுங்க எதிர்பார்க்கவே இல்ல. அத நான் கேட்டேங்க, முதல் நாள் கேட்டதுக்கு ஒரு நாளைக்கி முன்னாடியே வந்து கேட்டுக்கொண் கேட்டுருக்கணுன்னு எனக்கு சொன்னவரு, ஆ அப்ப அதே அதே லிஸ்ட்ல வருது. நாளைக்கு வயித்த வலின்னு உங்களுக்கு இன்னக்கி எப்பிடி தெரியும்? அப்பிடின்னு வருது.
ஓ! சரி. ம். ஆ. <laughs> உண்மையாவே அவருக்கு அது ஒருமாரியா இருந்திருக்கும். நம்ம இந்தமாரி கேட்டது தப்பு அப்பிடின்றமாரி.
ஆமாங்க. ஆ அதே தாங்க. அப்பறம் அப்ப இப்பிடி இப்பிடி ஆகிருச்சு அப்பிடிங்கம்போது அடுத்த அடுத்த மாசம் மறுபடியும் ஒரு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் வந்து வயிறு வலின்னு நான் கேட்கிறேன். அந்த அன்னக்கே கொடுத்துட்டாங்க எனக்கு விடுப்பு. <laughs> ஆ. <laughs>
ஒ, பரவால்ல. இவரு ஐயோ! நான் இனிமேல் ரிஸ்க் எடுக்க விரும்பல உங்கட்ட. எதையாவது கேட்டேன் அப்பிடின்னு கொடுத்துட்டாங்களா! விடுப்பு.
ஆமாங்க. <laughs> ஆமா, ஆமாங்க. அதுக்கப்பறன்லாம் நான் எப்போ கேட்டாலும் வந்துட்டு அ வயிறு வலி அப்பிடின்னு நான் கேட்டன்னா, கொடுத்துருவாங்க. இல்லயின்னா நான் என்ன சொல்லிருக்கிறேன் அப்பிடின்னா, அ நான் கேட்டப்போ கொடுக்கலன்னா, நான் 2 நாள் தொடர்ந்து எடுப்பேன், <laughs> அப்பிடின்னு நான் சொல்லியிருக்கிறேன். <laughs> ஆ இந்
ம். <laughs> ஓ! பரவால்ல. ஆனா உங்ககிட்ட கத்துக்கிட்ட பாடம் அவரு வேற யார்கிட்டயுமே இனிமேலு வயிறு வலின்னு முன்னாடியே சொன் கேட்கவே மாட்டாரு. ம்.
<laughs> ஆமாங்க. ஆ எல்லாரும் ஒன்னு கிடையாதுங்கல்ல. சிலர் வந்து போடுறாங்க லீவ் போட தான் செய்றாங்க. என்னன்னா, அ எங்கேயாவது வெளிய போகணும் அப்பிடின்னா இந்த மாதிரி எதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிட்றாங்க.
ம்.